இன்னமும் வந்துட்டு, இந்த சமுதாயத்தில வந்து, பாகுபாடு இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து, மதம் ரீதியா இருக்கலாம், ஜாதி ரீதியா இருக்கலாம். ஏன்? நிறம் நிறத்தைப் பொறுத்து கூட வந்துட்டு பாகுபாடு வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. ஆண், பெண் என்று கூட பாகுபாடு பாக்குறாங்க. இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. உங்கள ரொம்ப பாதிச்ச பாகுபாடு என்ன? "இத வந்து இந்த சமுதாயம் செஞ்சிருக்கவே வேணாம்!" அப்படின்னு, நீங்க எந்த பாகுபாட்டை வந்து நினைக்கிறீங்க?
இல்ல. நீங்க ஒரு இதை ஆரம்பிக்கும் போதே, ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா ஆரம்ப்ச்சீங்க. இன்னமும் பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சொன்னீங்க. இதில நான் என்ன யோசிக்கிறேன்? அப்படின்னா, இன்னமும் இருக்கு அப்படின்னா, அப்போ கொறைஞ்சிருக்க மாதிரி, நீங்க ஒரு ஃபீல் பண்றீங்கன்னு நான் நெனைக்கிறேன்.
ஆமா.